ஆ சுற்றுலா அப்படினாவே நம்மளுக்கு வந்துட்டு அ முன்ன, பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு தான் போவோம். ஆ அது வந்துட்டு யாராவது கூட இருக்கிறவங்களாவது அந்த இடத்தப் பத்தி தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு போயிருந்தா பிரச்சன இருக்காது. சில நேரங்கள்ள என்ன பண்ணுவோ அப்பிடின்னா போற யாருக்குமே அந்த எடத்த பத்தியு தெரியாது, மொழியு தெரியாது அல்லது வந்துட்டு ஆ ஏதாவது ஒண்ண நம்பி போயிருப்போம் அதுவு நம்மள கைவிட்ரும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்னாகு அப்படின்னா ரொம்ப அலையிற மாரி இருக்கும். இல்ல தொலஞ்சு போன மாரி கூட ஒரு உணர்வு வருங்க. அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா?
எனக்கு நெறைய இருக்குங்க.
ஓஹோ! ஆ ஏதாவது ஒண்ணு முதல்ல சொல்லுங்க. எங்க போனீங்கனு சொல்லுங்க? என்ன நடந்துச்சுனு சொல்லுங்க?
என்னன்னு பாத்தீங்கன்னா. என்னோட பயண எப்பவுமே வந்து நீண்ட தூரமான பயணமா தான் இருக்குங்க. எதுவுமே பக்கத்தில இருக்காதுங்க.
ஓஹோ! ஆஹா எவ் நீண்ட தூரம்னா எவ்வளோ தூர இருக்குங்க?
கொறஞ்சபட்ச ஒரு 200லிருந்து 400 கிலோமீட்டராவது இருக்குங்க என்னோட வீட்லருந்து.
ஓஹோ! சரிங்க.
அதனால வந்து எப்பவுமே வந்து என்னோட பயணத்த வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல் பயணத்த பாத்தீங்கன்னா, பெருசா திட்டம் போடலிங்க. நம்ம பாட்டுக்கு சரி, இன்னைக்கு தஞ்சாவூர் போலா அப்பிடின்னு சொல்லி முடிவு பண்ணிடேங்க.
ஆஹா, சரிங்க. ஆ. ஆ. ஓகேங்க.
தஞ்சாவூரு போலானு முடிவு பண்ணிட்டு அங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கும். நம்ம பாத்துட்டு வரலானு முடிவு பண்ணிட்டேன். மேப் தான் இருக்குதே. மேப்ல போட்டா போது அது வழி தெறிச்சுடும் அப்பிடின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு போனா.
ஆ. இப்போ எது எதுல போறீங்க? பஸ்லங்களா இல்ல, வண்டியிலங்களா?
சொந்த வாகனம் தான்.
ஆஹா சரிங்க.
அதனால போலான்னு முடிவு பண்ணிட்டு, அப்புறம் க எப்பவுமே நீங்க தஞ்சாவூர் போறீங்க சரி, அங்க பெரிய கோயில் போனா அந்த கோயிலோட நீ எந்த நேரத்தில நீக்கி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோணும், தெரிஞ்சிட்டு அந்த நேரத்துக்கு ஏத்த மாரி நம்ம போற தூரம் எவ்வளோ? எவ்வளவு மணி நேரம் எடுக்கும்? இதெல்லாம் திட்டம் போடணும் தா அதெல்லாம் எதுவும் போடலைங்க.
ஆஹா! அடடா! சரிங்க.
காலையில கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணிக்கோ, அந்த மாதி தான் கெளம்பி இருப்போங்க, சரியான நேரம் கூட தெர்லைங்க, ஆனா சரியா கிட்டத்தட்ட அந்த 12 மணிக்கிட்ட அந்த கோயிலுக்கு போய்ட்டோங்க.
ஆ. புரியுதுங்க. ஆ. ஆ. சரிங்க.
அ கோயிலுக்கு போனா பார்க்கிங் இருக்கும். அது இப் எங்கே போய் பார்க் பண்ணணும், அத பத்தி எந்த யோசனையும் இல்லைங்க. மேப்பு மேப்ப போட்டா, அது போற செ கொண்டோய் உட்ரும்னு சொல்ட்டு பாத்தா அப்புறம் அங்க
அ. கேட்டுகிட்டேயே கொண்டு போய் விட்டுருச்சு, அப்படித்தானேங்க? ஆ.
ஆமா கொண்டோய் விட்டதும் அங்க பாத்தீங்கனா தஞ்சாவூர் கோயில் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசைட் சைட்ல எதிர்ப்புறமே பாத்தீங்கன்னா கார் எல்லாம் நிறுத்துறக்கு நல்ல ஒரு அ வசதி செஞ்சு வச்சிருந்தாங்க.
ஓஹோ! அருமைங்க! ஆ.
எனக்கு எனக்கு அது தான் மொதல் தடவை கோயிலுக்கு போறது.
அதாங்க.
அதனால போனா அப்போ சரி, அங்க கார் பா நிறுத்துறக்கு எடம் கெடைச்சது நிறுத்திட்டேங்க. நிறுத்திட்டு அப்புறம் சரி கோயிலுக்கு போலான்னும் போது கோயிலுக்குள்ள போம்போது திரைய வந்து மூடி இருந்தாங்க. சிவன் சிலைக்கு. ஆமாங்க. அப்புறம் நாங்க வந்து ஒரு 15 நிமிஷம் வ் வெயிட் பண்ணோம், அப்புறம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதோஷம்.
ஆ. அடடா! நட சாத்திட்டாங்க. ஆ. ஓஹோ!
இது எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க வந்து 12:30க் 12:30க்கு வந்து திரை நீக்குனாங்க. நீக்குனதுக்கு அப்புறம் நாங்க சாமி கும்பிட்டுட்டு நாங்க வெளியே வரோம். அ கோயிலயே வந்து சாத்திட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம். எங்களுக்கு ஆச்சரியமா போச்சுங்க.
ஆ சரிங்க. ஓ! <laughs> ஒரு 12:15க்கு நீங்க உள்ளே போயிருப்பீங்களா?
கிட்டத்தட்ட, 12:10 12:15 அந்த மாதிரி தான் போயிருப்போங்க. போனதில இருந்து ஒரு 15, 20 நிமிஷம் காக்க வெச்சு, அதுக்கு அப்புறம் சொன்னாங்க, சாமிய காண்ப்ச்சு, அந்த அ தீப ஆராதனை எல்லாம் முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டு அப்றம் நாங்க வெளிய வந்தோம். வந்த ஒரு 5 நிமிஷத்தில கோயில சாத்திட்டாங்க, அதாவது அந்த சிவன் இருக்கிற அந்த எடத்த.
ஆஹா. ஆஹா சரி, சரிங்க. ஆஹ புரியுதுங்க, ஏன்னா பிரதோஷத்துக்கு வந்து அல அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலைங்களா?
இல்லைங்க, அது க அந்த க ஒரு மணியோட கோயிலு மூடனுங்கல்ல! அந்த க கடும் சில கோயில்லலாம் பாத்தீங்கனா 11 மணிக்கு மூடுவாங்க, சில கோயில்ல 12க்கு, சில கோயில்ல 12:30 சில கோயில்ல 1:30 வரைக்கும் கூட மூடுவாங்க.
ஓ! அந்த மாரிங்களா? ஆஹா. சரி, சரிங்க, பரவால்லைங்க, உங்களுக்கு ஒரு இ 1/2 மணி நேரம் கடவுள் வந்து தேறந்து உங்களுக்கு தரிசனம் குடுத்திருக்கிறாரு. அஹா.
ஆமாங்க, இல்ல எனக்கு அப்புறம் தான் தெரிந்தது அந்த 12:30 க்கு மூடின அதாவது 12லருந்து 1 மணிக்கு மூடின கோயில் வந்து மத்தியானம் வந்து இருக்கு மத்தியானம் இல்ல சாயந்தரம். கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் நீக்குவாங்க. எ எங்களுக்கு அது தெரியாதுங்க நாங்க அது பா அதான் மொதல் அனுபவம், நாங்க வ் அவ்வளவு தூரம் பயணம்பண்ணதுல. அதனால எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, பரவால்ல, நம்ம ஏதோ வெளியிலருந்து நீங்க சொன்னது மாரிதான் <chuckles> கடவுள் எங்களுக்காக வாய்ப்பு குடுத்தாருன்னு.
அடடா! ஆஹா. அதாங்க புரியுதுங்க, ஆஹா. ஆ. <chuckles> அருமைங்க! ஆ.
இதில வந்து நாங்க மேப்ப மட்டும் தான் பாத்தோங்க, பெரிசா நேரத்தல்லாம் பாக்கல, பாத்திருந்தா ம சரி. அப்படி பாக்காம வந்து, எப்டியோ கோயில்ல வந்துட்டோம், சாமிய கும்புடாச்சு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஞாயித்துக்கிழமைனு நினைக்கிறேன், அதனா கூட்டம் எல்லாம் பெரிசா எதுவும் இல்ல. அதாவது ரோட்ல வந்து வாகனம் எல்லாம் ரொம்ப கம்மி தான் இருந்துது.
சரிங்க. அதாங்க அ.
அதனால எங்களுக்கு அதுவும் சௌரியமா போச்சு, இது தான் எங்களுக்கு இவ்வளோ நீண்ட தூரமான பயணம். இது தான் தஞ்சாவூருக்கு வந்து கிட்டத்தட்ட 2வது முறைன்னு நெனைக்கிறேன். மொதல் முறை வந்து நான் சின்ன குழந்தையாருக்கும் போயிருக்கிறதா சொன்னாங்க, ஆனா எனக்கு அனுபவம் இல்ல. அப்போல்லாம் ஒ மாமா அந்த மாரி அவுங்க தான் ஆமா.
அ ஞாபகம் இல்லைங்க, அதனால நியா நினைவு தெரிஞ்சதில இதுதான் மொதல் தரவ நீங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க. அ அருமைங்க! ஆஹா சரிங்க. அ இந்த மாரி இது கூட பரவாயில்ல, அழகா நீங்க வந்து போயிட்டு வன்ட்டீங்க. இப்போ 2வது தரவையாவது, ஏதாவது திட்டமிட்டு போனீங்களா?
ஆமா. அதனால இது நல்லபடியா அ முடிஞ்சிடுச்சுங்க எனக்கு. சேரி ம் ஆமாங்க 2வது தடவையும் கொஞ்சம் திட்டம் போட்டு போகோணுங்க. ஆனா நம்ம இதில வந்து பாத்தீங்கன்னா, திட்டம் போட்டு போறக்கு அளவுக்கு சில இடங்கள்லலாம் நமக்கு நேரமும், அத வச்சு நம்ம ஒண்ணும் சொல்றக்கு ஒண்ணும் தெரியலைங்க. அதனால இப்போ பாத்தீங்கன்னா வந்து, மதுரைக்கு போலான்சொல்ட்டு முடிவு பண்னோம். மதுரைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இன்னொரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போகும் போதுக்கு நாங்க அந்த கோ கிட்டத்தட்ட ஒரு மூணு கோயில் போட்டு முடிவு பண்ணீட்டு போனோம். ஒ அந்த திண்டுக்கல் போனோம் அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட அதே 12 மணிக்கேலாம் போய்ட்டோம். அவுங்க ஒரு மணி வரைக்கும் நீக்கிருந்தாங்க, அங்க கும்புட்டுட்டோம். அது வந்து 12 ம அது வந்து நாங்க கொஞ்சம் திட்டம் போட்டோம். 1 மணிக்குள்ள போய்க்கலாம் சொல்லீட்டு.
ஆ. அதாங்க. சரிங்க. ஆஹா. அருமைங்க! அதாங்க.
அதனால அந்த கோயிலுக்கு போ முடிஞ்சதுங்க. ஆனா, அந் ஆனா உறுதியா தெரியும். நான் நெனச்ச மாரி ஒரு 4 கோயிலுக்கு போறக்கு வாய்ப்பு இல்ல, அப்பிடின்னு சொல்லி நெனச்சாங்க. இந்த திண்டுக்கல் கோயிலும், அதுபோக ப மதுரைல இன்னொரு 2 கோயில். மொத்தம் ஒரு 3 கோயிலுங்க.
சரிங்க. ஆஹா! சரிங்க.
அப்ப செரின்னு சொல்ட்டு நான் அங்க போனோம், ப பாத்தீங்கன்னா 2 வது கோயில் பாத்தீங்கன்னா, அந்த பழமுதிர்ச்சோலை இருக்கு பாத்தீங்களா? அங்க தான் ஆனா, எனக்கு அதான் 2 வது த அதான் மொதல் அந்த மதுரைக்கு போறதே முதல் தடவைங்க.
ஆமாங்க. ஓஹோ! சரிங்க.
சரின்னு சொல்ட்டு அங்க பழமுதிர்சோலையும், பா ப அது கீழ இருக்குறதும் இன்னொரு கு கோயில் இருக்குதுங்க.
சரிங்க.
நான் பாட்டுக்கு மேல போ மலைக்கு மேல போறக்கு முன்னாடி, கீழ கோயில் இருக்குது. போயிக்கலாம் அப்பிடி சொல்லி, அந்த கோயில் பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா தெரியாது. அப்பந்தான் உள்ள கோயிலுக்கு போய் சாமி கும்ட்டுட்டு, அங்க, அங்க பாத்தீங்கன்னா, அன்னக்கி என்னன்னு தெரில. விசேஷமோ! என்னம்மோ! போலருக்கு. நாங்க வாட்டுக்கு போய் நிக்கோம். முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க, எங்களய.
ஆ. அதாங்க. <laughs> அ அருமைங்க. அ.
அ நிக்க வச்சுட்டாங்க. இப்ப அவ்ள கூட்டம். பின்னாடி வாட்டுக்கு இருந்து அப்பஜடி தள்ளுறாங்க. முன்னாடி ஒரு கயிறு மட்டும் வச்சி
அச்சச்சோ! இப்ப நீங்க வெளிய வர முடியாது. அ.
அம் முன்னாடி ஒ ஒரு கயிறு மட்டும் வச்சிட்டு, எங்கள உட்டோன்ன கோயிலுக்குள்ள போயிருவோங்க. அத மட்டும் வெச்சு தடுத்து இருக்குறாங்க. பின்னாடி தள்றாங்க. ஆனா, கோயில்ன்னு பாத்தீங்கன்னா அந்த அ கர்ப்பகிரகம் போட்றோம், அங்க இல்லங்க. அது முன்னாடி வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கு. மண்டபம்ன்னு சொல்லுவாங்க.
ஆஹா! அதாங்க. ஆஹா! ஓஹோ! சரி, சரிங்க. அங்கேயே வந்து கயிறு போட்டு நிக்க வச்சுட்டாங்க. ஆ.
அங்கேயே, அங்கேயேனு ஆமா, இதுவரைக்கும் நான் அந்த மாரியெல்லாம் நான் எங்கேயும் நின்னது இல்ல. உள்ள போய் அங்க கற்பூரம் அங்க வந்து சாமி இருக்க இடத்துக்கு போறக்கு முன்னாடி நிக்கலாம், அங்க தெரியும். ஆனா இந்த மண்டபத்துக்குள்ள அ நுழையாம நிற்கிறதுங்குறது, அதான் முதல் முறை. எதுக்கு நிக்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. முள் அந்த மண்டபத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய ஐயர்ங்க வந்து கீழ உட்கார்ந்துட்டு ஹோமம் மாரி, நெறை தனித்தனியா வச்சு நா இது பண்ணிட்டு இருக்குறாங்க.
அதாங்க ஆ. சரிங்க. ஓஹோ, சரிங்க.
அப்புறம் அவங்க என்னமோ பண்ணிட்டு அ வந்து முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்ச கொஞ்சமா ஏதோ பிரசாதம் மாரி குடுத்தாங்க. ஏன்னா, அவ்வளோ தான் குடுக்க உள்ளுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள போய்லாம் குடுக்க முடியாதுங்கல்ல.
ஆஹா. அதான் அதாங்க. அதனால முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும் குடுத்தாங்க, உங்களுக்கும் கெடைச்சிருச்சு. ஆஹ.
அதனால எனக்கும் கெடைசிருச்சுங்க. எனக்கு அது வரைக்கும் என்னனே தெரில. அப்புறம் கோயிலுக்கு உள்ள போனோம், அப்புறம் கொஞ்சம் நேரத்துல அவங்க வுட்டாங்க. உள்ள போய் கும்புட்டுட்டு வெ வெளிய வரோம், வரும்போது வந்து அந்த தோசைன்னு வ அங்க வந்து க கோயில்ல வந்து பேமஸா சொல்லுவாங்க சாப்பாடு.
ஓஹோ. சரி, சரிங்க.
"இது என்ன தோசைய குடுக்குறாங்க. இது எதுக்கு நம்ம சாப்டணும்?" சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க.
அடடா, அ.
அப்புறமா அது வந்ததுக்கு அப்புறமா வந்து, ஆ அங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம், இதுல நாங்க போன கோயில் கள்ளழகர் கோயில்.
ஓஹோ. சரி, சரிங்க. அ என்ன கோயில்னே தெரியாம போயிட்டு வந்தாச்சு. ஆஹ. அ.
அப்புறம். ஆமாங்க. அது கள்ளழகர்னு வெளிய இருக்க கோயில் வந்து, அ பேர் போட்டுருக்க மாட்டாங்க. அது வேற என்னமோ பேர் போட்டுருப்பாங்க. அந்த கள்ளழகர் கோயில் சொல்ட்டு எனக்கு அப்ப தெரிலங்க. அதே மாரி அந்த பதினெட்டாம் படிக்கட்டுன்னு சொல்லிட்டு, அது அந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்க.
அதான், அதாங்க. ஆ, புரியுதுங்க. அ.
அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுப் பார்க்கும் போதான், இந்த யூடியூப் அ அதுல வீடியோ, அப்புறம் இந்த மாரி எல்லாம் விஷயம்லாம் பார்க்கும் போதான் தெரிய வந்தது. நம்ம அது 18ஆம் படி கட்டுங்கிறது வந்து அந்த, "ஒரு நறைய பேர்த்தக் கொன்னு, அதுல பொதச்சு, அது மேலதான் அந்த இதப் பண்ணிருக்காங்க" ஒரு கதை இருக்குங்கல.
அதாங்க. ஓஹோ! ஆஹா! சரி, சரிங்க. எனக்கும் அத பத்தி சரியா தெரியாது. ஆ.
அந்த பத ஆமா. அந்த மாரி ஒரு கதைங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து கள்ளழகர் கோயில்ல ஒரு குறிப்பிட்ட எடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ள கலரு ஒரு ஆங்கிலேயரோட அ தொப்பியோட இருக்ற ஒரு மொ மொகம் வந்து அந்த செலை அங்க இருக்குங்க, அந்த வெளிப்புறத்துல. அதையும் நான் பார்த்தேங்க. "இது என்ன புது வித்தியாசம்" இருந்துச்சுனா, அதையும் நான் பெருசா கண்டுக்கல, வந்துட்டேன். ஆனா இந்த இதுல பார்க்கும் போதான் எனக்கு நறைய விஷயம் வருதுங்க. என்னன்னா கள்ளழகர் கோயில்ல வந்து தோசைங்கிற விஷயம் வந்து, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த "பிரசாதத்த வாங்காம வுட்றாதீங்க" அப்டின்னு போட்டுருந்தாங்க.
ஆஹ, சரிங்க. ஆ. ஆ புரியுதுங்க. ஓஹோ! <laughs> அடடா! அ என்ன தோணிச்சுங்க உங்களுக்கு?
அது ஆ சரி அடுத்த தடவ போகும் போது பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்ண முடியும்ங்க. ஆனா அந்த வீடியோலலாம் தோசைய வந்து கண்ணுல காட்லைங்க.
சரி, சரிங்க, அ. அதாங்க. <chuckles> அ.
அதனால அது பத்தி என்ன நம்மளுக்கு கண்ணுல பாக்காத விஷயத்தப் பத்தி எந்த ஆர்வமும் இல்ல. "சரி தோச, சரி ஓகே. அடுத்த தடவ பாத்துக்கலாம்" அப்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அந்தக் கள்ளழகர் கோயில் பத்தி அ இருக்குற கதை, அப்புறம் அந்த ஆத்துல எறங்குவார்னு சொல்லி, அதெல்லாம் செய்திள்ல பார்க்கும் போதெல்லாம் எதும், கண்டுக்க மாட்டேன். அது எங்கயோ நடக்குது என்னமோன்னு சொல்ட்டு. ஆனா "இந்தக் கோயிலுக்குதான் நாம போயிருக்கோம். இந்தக் கோயில்லதான் இப்டி ஒரு விசேஷம் நடக்கும்னு" எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சதுங்க. அதே மெரி பாத்தீங்கன்னா, அந்தக் கள்ளழகர் கோயில ஒட்ன மாரி இந்த பழமுதிர்சோலை மலைக்கு மேல போறதுங்க.
ஆமாமாங்க. சரிங்க. அதாங்க. ஆ. <laughs> ஆ அதாங்க பரவால்லைங்க. சரிங்க.
இது அங்க போய்ட்டு போ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுங்க, அதுக்கு முன்னாடி தெரியாது. நான் கள்ளர் கோவிலில ஏதோ ஒரு மூலையில இருக்கும், பழமுதிர்ச்சோலைங்கிறது முருகன் அது இங்கேயும் இருக்கும்னு பார்த்தேன், கடைசியில எல்லாம் ஒன்னுக்குள் ஒன்னா இருக்குங்க.
அதாங்க, புரியுதுங்க. ஓஹோ சரி, சரிங்க. இது அடிவாரத்தில இருக்குது. அது தா மேல மலைக்கு மேலே இருக்குது பழமுதிர்சோலை. ஆ
அப்புறம் இந்த மலைக்கு ஆமாங்க, ஆனா அடிவாரத்தில கோவில் ரொம்ப பெரிசா இருக்கு, மலையில இருக்கிற கோவில் அது மாதிரி அது கொஞ்சம் சிருசுதான், ஆனா, ரொம்ப பெரிசுனு சொல்ல முடியாதுங்க.
சரி, சரி. ஆ புரியுதுங்க.
அங்கு போனோம் அங்கு பழமுதிர்சோலைக்கு போய்ட்டு அங்கு முருகர தரிசிச்சிட்டு, அதற்கு அப்புறம் பார்த்தீங்கனா அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில போனீங்கனா, அங்கு வந்து ஒரு அம்மன் பேர் சொல்லி தண்ணீ வருங்க, அது தண்ணீக்குவன்ட்டு ஏதோ பேர் சொல்வாங்க.
ஓஹோ! சரி சரிங்க.
அது வந்து சிறப்பான தண்ணீ அப்படினு சொல்லிட்டு அதுக்கு நீர் அப்படினு சொல்லி என்னை சொல்வாங்க.
ஆஹ குடிக்கிற மா குடிக்கிற அளவுக்கு புனித நீருங்களா? சரி, சரிங்க.
ஆமாங்க, அதில குடிக்கிறது மட்டும் இல்ல, குளிப்பாங்க.
ஓ! குளிக்கிறதற்குங்களா? ஆ சரிங்க.
அ குளிக்கவும், குடிப்பாங்க, இரண்டுமே பண்ணுவாங்க.
ஓஹோ! ஆ.
அந்தமன்ட்டுக்கும் நாங்க மேலே போனோம், அங்கு கொஞ்சம் காத்து இருந்தால போனோம், போனதுக்கு வந்து சில பேர் தண்ணீல குளிப்பாங்க, அது சின்னதா ஒரு என்ன சொல்றது ஒரு அருவி மாரி சின்னதா அருவி மாரி கொட் குட்டி அருவினு சொல்லலாம்.
அதாங்க, புரிது. ஆ.
அதில நாங்க வந்து பாட்டில சில பேர் எல்லாம் அந்த பாட்டில வந்து, நீங்க காசு கொடுத்து வாங்கி, அந்த தண்ணீய பிடிச்சிட்டு வரலாம். நாங்க போனது வந்து தாகம் வேற தாங்க முடியலிங்க, அந்த தண்ணீ ஒன்னுக்கு இரண்டு தடவை மூனு தடவை வாங்கி பிடிச்சு வந்து வந்து பிடிச்சிட்டு திருப்பி காலி ஆயிடுச்சு, திருப்பி போய் அங்கேயே பிடிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு, அங்க போய் பிடிக்க போனோம், முதல் தடவை கூட்டமா இருந்ததுங்க, 2வது தடவை, 3வது தடவை போகும்போது, எங்களுக்கு ஏனா அப்போ தான் நீக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நீக்கிறாங்க, நாங்க பாட்டுக்கு இந்த முருகர் கோவிலுக்கு முடிச்சிட்டு, அங்கு போகும்போது லைன்ல நின்னோம், அப்புறம் பார்த்தீங்கனா, அந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகதால நான் போனாலும் திரும்ப திரும்ப போய், போய் பிடிச்சிட்டு வந்தோம், ஏதோ பைப்ல பிடிக்கிற மாரி.
ஆஹா, சரி, சரிங்க. அதாங்க. <chuckles> ஆ. சரிங்க. அதான், அதாங்க. ஆ <laughs> அருமைங்க, அருமை. நல்லா வந்து உங்களுக்கு எல்லா இடத்திலும் வலி வந்து அப்படியே திறந்துவிட்ட மாதிரியே இருக்குதுங்க. அ அழகா போயிட்டு வந்திருக்கிங்க, ஆ அதுக்கு அப்புறம் எந்த கோவிலுக்கு போனீங்க?
அது ஆமாங்க. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா, வந்து திருச்செந்தூருங்க.
சேரிங்க.
திருச்செந்தூருக்கு வந்து பாத்தீங்கனா, எனக்கு வந்து,
ஆனா உங்களோட பிளான் எங்கங்கே மதுரைக்கு தான போறதா சொன்னீங்க? போற வழியில இப்படி ஒவ்வொன்னுக்கா போயிட்டே போறீங்களா?
இல்லங்க. இந்த இந்த இதுல பாத்தீங்கனா பழனி ஆ பழமுதிர்ச்சோலைக்கு போய்டோங்க. கள்ளழகர் அதுக்கு முன்னாடி திண்டுக்கல்லுல இன்னொரு சாமி பார்த்துட்டோங்க. அப்புற பார்த்தீங்கனா, இந்த பழமுதிர்ச்சோலை ஒட்டின மேரி இந்த அம்மன் கோவில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுங்க. அங்க போனதுகப்புற தான் தெரியும். அதா அந்த 4 கோயிலுக்கு அங்க போயாச்சுங்க.
சேரிங்க, ஆ. அதா அதாங்க. ஆ. சேரிங்க.
இப்ப பார்த்தீங்கனா வந்து அடுத்த பயணம் பார்த்தீங்கனா திருச்செந்தூருக்கு பி திட்டம் போட்டோங்க. திருச்செந்தூர் பார்த்தீங்கனா அது கிட்டத்தட்ட ஒரு இரவு ஃபுல்லா பயணம் பண்னோனு.
சேரிங்க. ஓஹோ!
அப்படி பயணம் பண்ணி காலையில அங்க போய் திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணா, அவங்க அங்க போனோம். போனதுக்கு வந்து உங்களுக்கு கூட்டமெல்லா பார்த்தீங்கனா, ரொம்ப பெரிய கூட்டமெல்லாம் அளவான கூட்டமா தான் இருந்ததுங்க. ரொம்ப ஆனா திருச்செந்தூர் பயங்கரமா கூட்டமா இருக்குனு எனக்கு வந்து தெரியும். ஆனா தெருஞ்சுட்டு போனோம். ஆனா கார் வந்து, பார்த்தீங்கனா அந்த நிறுத்துறதுக்கு அந்த கோவிலுக்கு போற வளாகத்திற்குள்ளயே நிறுத்தருக்கு கெடச்சதுங்க.
ஓஹோ! சேரி, சேரிங்க. ஆஹா, பரவாலீங்க. அ.
அன் அப்புறம் நடந்து பக்கமா தான் கோவில் இருந்தது. முன்னாடி வாசல்ல தான் கோவில்னு சொல்ட்டு போய் பார்த்தா, அங்க மூடியிருந்ததுங்க. எங்களுக்கு என்னடா கோவில் மூடியிருக்குதே என்னனு பார்த்தா கடைசியில தான் தெரியுதுங்க. கோவில் ஒட்ன மாரி இன்னொரு வழி இருக்கு. அதுல போய் பின்னாடி தான் கோவிலுக்குள்ள போகணும்.
அடடா! ஆ. ஓஹோ! சேரி, சேரிங்க அது கோயில் இல்ல அதுதான் நம்ம வாசல்ன்னு நினைச்சிட்டோம். ஆஹா!
ஆமா. அது அது வாசல் தான். ஆனா அது வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துல நீக்குவாங்க. மத்த நாளெல்லாம் பின்னாடி சுத்தி தான் நீங்க போகணும். அதாவது கடல பார்த்தமாரி தான் உங்களுக்கு அந்த வாசல், ஓ நீக்கி வச்சிருப்பாங்க
ஓஹோ! சேரி, சேரி. ஆஹா! சேரி, சேரிங்க.
அது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அது 2 நிமிஷம் நின்னு தான் என்னடா! கோவில் சாத்தி இருக்குது. எப்ப நீக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு புரியாம நின்னுட்டு இருந்தோம். அப்பம்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேரு அந்த வேற ஒரு பக்கமும் போனாங்களா, அப்புறம் வந்து விசாரிச்சதுல, நீங்க அங்க இப்பிடி போங்க, இங்கு வழி இல்ல, அப்பிடி தான் போகணும்னு சொல்லி
ஆஹா. ஓஹோ! சேரிங்க.
அது முன்னாடி எல்லாம் கோவில்லாம் முன்னாடியே வாசல் இருக்குங்க. ஆனா, இதுக்கு மட்டும் பின்ன இங்க வாசல் இருக்குது. ஆனா, பயன்படுத்துறதுக்கு பின்னாடி வாசல் தான் போகணும்.
அதாங்க. அதாங்க. புரியுதுங்க.
அ, போனவுனே எங்களுக்கு பெரிசா அளவுக்கு நிக்குறக்குல்லாம் ஒன்னும் எங்களுக்கு நேரம் இல்லங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த முருகர வந்து இந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த தோலு சுமந்துட்டு ச ஊர்வல மாட்டம் உள்ளே வராங்க. கோவிலுக்குள்ளேயே!
ஓஹோ! ஆ. புரியுதுங்க. ஆ.
அப்ப நாங்க போனதுக்கு நின்னுட்டு இருந்தோம், அ எதுக்கு நிக்கிறோன்னு சொல்ட்டு நாங்க பார்க்கும்போது அந்த முருகன வந்து அந்த சப்பரம் தூக்கிட்டு போவாங்க. அந்த விஷயம் தான் எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. அ அப்பவே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்பறம் அந்த அவுங்க உள்ள கொண்டு போய் வெச்சதுக்கு அப்புறம் வந்து எங்கள விட்டாங்க விட்ட உடனே நாங்க போயி சாமி கும்புட்டு அப்ப நேரத்தோட வந்துட்டோம். நாங்க திட்டம் போட்ட நேரத்தோட காட்டிலும், எ சீக்கிரமா முடிஞ்சிருச்சி.
<laughs> ஆ. சேரிங்க. அ, சீக்கிரமாவே வந்ட்டீங்க. அங்க கடற்கரை இருந்துச்சுங்களா?
ஆன கடற்கரை இந்த அதுக்கும் கடற்கரைக்கும் போனோம். ஆனா, குளிக்கிறக்குலாம் விருப்பப் படலேங்க. அதனால அ தண்ணீல நின்னுட்டு வந்துட்டோங்க.
ஆஹா! ஓ! செரி, செரிங்க. அ,
எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, இது முன்ன பின்ன தெரியாத எடத்துக்கு போனோம், நான் போனவொனே சாமி கும்பிடறதுக்கு வாய்ப்பு கெடைக்குது, அது அ அந்த ஊர்வலத்த பாக்குறதுக்கே வாய்ப்பு கெடைக்குதுங்கல்ல, அது பெரிய விஷயம் தான்.
<laughs> ஆ. ஆமாங்க. அ கண்டிப்பாங்க. அதுவும் எல்லாரும் வந்து திட்டமிட்டு போவாங்க. அ நீங்க திட்டமிடாம போயே, எல்லா எடத்திலயும் உங்களுக்கு சுமுகமா நடந்திருக்குன்னே சொல்லலாங்க. அ மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா?
ஆமா. ஆ போயிருக்கிறேன்ங்க. அது தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்பவே வித்தியாசமான அனுபவம் எனக்கு. கடினமானதுங்க. என்னனு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கோயிலுக்கு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா, நம்ம வாகனத்த வந்து கோயில்ல இருந்து ஒரு 1/2 கிலோ மீட்டருக்கு உள்ள தான் நிறுத்துவோங்க, அதுக்கும் தாண்டி நிறுத்த மாட்டோம். ஆனா, இந்த மீனாட்சியம்மன் கோயிலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூ 2லருந்து 4 கிலோ மீட்டர் தள்ளி தான் நிறுத்தி இருக்கோம்.
ஆஹா! என்ன ஆச்சுங்க அங்க? சரிங்க. ஓஹோ! ஏங்க, அங்க உள்ள எடம் இல்லைங்களா?
அங்க உள்ள எங்கயும் நிறுத்த விட மாட்டாங்க. அதனால நீங்க வேற வழி இல்ல. யார் போனாலும் சரி, நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பாலத்த தாண்டி தான் நிறுத்த வேண்டியது இருக்கும். இல்ல, பாலத்துக்கு அடில நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கெடைக்குங்க.
ஆஹா! சரிங்க. ஓஹோ! சரி, சரிங்க.
ஆனா, நீங்க பாலத்துக்கு அடில நிறுத்துனா உங்களுக்கு வந்து, என்ன சொல்றதுங்க, அந்த தண்ணில எங்கயாச்சு பக்கமா இருக்குதுன்னா கொஞ்சம் புதுசா இருக்குறவங்களுக்கு பயம் இருக்கும், எங்கயாச்சு தண்ணில விட்டு யாராச்சு தள்ளி விட்டா என்ன ஆயிரும் அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு பயம்.
அடடா! ஆ அதேதாங்க. சரி, சரிங்க.
அதனால, நான் வந்து கொஞ்சம் தள்ளி, அந்த பாலத்த தாண்டி நிறுத்தலாம்னு போம்போது, கடை அது வேற ஒரு வீதிக்கு போய் நிறுத்திட்டு, அங்க இருந்து நடந்து, இல்லன்னா ஆட்டோ புடிச்சே வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் தூரம்.
புரியுதுங்க, புரியுது. அ.
ஆனா, கோயில் பக்கத்துல வந்து நிறுத்தனும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரா ராஜ் மஹால் என்னமோ நெனைக்கிறேங்க, அந்த கடைல நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா, <chuckles> அங்க வந்து அவங்க நிறுத்த விடல, நான் வேணா துணி வேணா வாங்குறேன், நிறுத்தறேன்னு சொன்னாலும் வுடலைங்க. சரி. வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு, தொலைவில போய் நிறுத்திட்டு, அங்கருந்து நடந்து வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி நடந்து போக வேண்டியதா போச்சுங்க.
செரிங்க. ஆஹா! அதான், அதாங்க. செரி, செரிங்க. நான் ஆ சொல்லுங்க.
இதுல இதுல என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து வெள்ளைக்காரங்க வந்து அவங்க கோயில சுத்தி பாக்குறதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள ஒ வுடுறாங்க, ஆனா, அந்த சாமி பாக்குறதுக்கு அ விடுறது இல்லைங்க.
ஆஹா! ஏங்க. அ ஏதாவது அ சடங்கு அந்தமாரி, இருக்குதுங்களா?
கட்டுப்பாடுங்க அது வந்து, வேற மதத்த விடக்கூடாதுன்னு சொல்லி, கட்டுப்பாட வச்சுருக்கிறாங்க. அந்த கோயில்லும். அது குறிப்பிட்ட கோயில்ல மட்டும்.
ஓஹோ! அது எப்பிடிங்க? வேற மதத்தவர்ன்னு எப்பிடி கண்டுபிடிக்கிறாங்க?
வெள்ளைக்காரர்கள் வந்து, வேத மதமா தான இருப்பாங்க. அதான்.
ஆஹா! சேரி, சரிங்க. அதனால வந்து, அவங்கள உள்ள விட்றதில்ல. அ, நம்மளாம் போனா, போய் கும்பிட்டு வந்துர்லாம். அப்பிடித்தானங்க. சேரி, சரிங்க. ஆ, எது வரைக்கும் விட்றாங்க. இந்தமாரி, வேற மதத்தவர்கள் வந்தா?
ஆமாங்க. அதிகபட்சம் மண்டபம் வரைக்குதான் விட்றாங்க நெனக்கேறங்க.
சேரி. சேரிங்க. ஆ, ஆ அப்ப அங்கேயும் வந்துட்டு, நீங்க கரெக்ட்டா வந்து, நட திறக்கம்போது போயிட்டீங்களா? இல்ல, அங்க காத்திருக்கிறமாரி இருந்துச்சுங்களா?
அது வந்து, வேற எந்த கோயிலும் நான் பார்த்ததில்லங்க. அங்க, கூட்டம் அதிகமா இருந்ததுங்க. அ நாங்க, அந்த நடை திறந்திருக்கிற நேரத்தில தான் போனோம். அது பிரச்சன இல்ல. ஆனா, அந்த வெள்ளையக்காரர்கள வந்து விடமாட்டாங்கறது. எனக்கு அதுவரைக்கும் தெரியாதுங்க. அன்னக்கி பாத்தது அதுதான் முதல் முறைங்க.
சரிங்க. அதாங்க. ஆ, புரியுதுங்க. அ, அழகா சொன்னீங்க. நீங்க, சுற்றுலா எங்கெல்லாம் போனீங்க, அப்பிடின்ட்டு. அ அதுவும் இல்லாம, நீங்க எல்லா பக்கமும் திட்டமே இடாம போனாலும், வந்து எல்லா இடத்துலயும் சுமூகமா உங்களுக்கு நடந்திருக்கு. எல்லா தரிசனமும், நீங்க அழகா பார்த்துக்கிறீங்க. அதுவும் அ, அந்த அ, பழமுதிர்சோலையில வந்து, முருகன வெளிய கூட்டிட் அ, திருச்செந்தூருங்களா? அ, திருச்செந்தூர்ல தேரு பாத்தது அது நல்லா இருந்துச்சுங்க. ஏனா, அதுக்குலாம் நெறய பேரு காத்திட்ருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு மட்டும், கடவுள் வெளிய வந்து, தரிசனம் பண்ணிட்டு போயிருக்குறாரு, பாத்தீங்களா அருமைங்க. அ, அழகா உங்களோட அனுபவத்த பரி பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
ஆமா. திருச்செந்தூருங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.